இப்ப பார்த்தீங்கனா, மன அழுத்தம் வந்து எல்லாருக்குமே நிறைய இருக்கு அப்பிடின்றமாரி தான் சொல்லலாம். அதாவது மன அழுத்தம் ஏன் வருது எப்படி வருது அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா வேலை பாக்கிற இடத்திலயா இருக்கட்டும், இல்ல படிக்கும் போதா இருக்கட்டும், இல்ல ஆம். அத தவிர்த்து வேறு ஏதோ ஒரு வாழ்க்கை நிலையில நம்பி இருக்கும் போதோ இருக்கட்டும், மனநில மன அழுத்தம் வந்துகிட்டே தான் இருக்கு. அப்படி மன அழுத்தம் வரும்போது நீங்க முதல்ல என்ன செய்வீங்க?
மன அழுத்தம் வந்தவுடனே முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, எதனால அது மன அழுத்தத்தில இருக்குங்கிறதே சில சமயம் நமக்கு தெரியாது. அந்த விஷயங்கள். அதனால அத நான் எப்படி கண்டுபிடிப்பேன் அப்பிடின்னா, இப்ப பெரும்பாலும் வந்து ஒரு 10 மணிக்கு படுத்தாலும் சரி, 10.30 மணிக்கு படுத்தாலும் சரி, எனக்கு தூக்கம் வந்துரும். உடனே படுத்த உடனே. இல்ல வந்து ஒரு அந்த நாள் முழுவதுமே இப்போ வேலை இல்ல. கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலான்னு படுத்தா, தூக்கம் வந்துரும் எனக்கு. அப்படி தூ வரல அப்பிடின்னா என்ன அர்த்தம். அப்பிடின்னா, நம்ம எதையோ வந்து <grunts> ஆழமா யோசிச்சுக்கிட்டுருக்கோம். இல்ல ஏதோ உறுத்துது அப்படின்னு. அதுதான் முதல் வந்து சமிக்கை. அத வச்சு நம்ம க கண்டுபிடிச்சுக்கலாம், ஏதோ சரி இல்ல அப்பிடின்னு சொல்லிட்டு. இதில 2வது பிரச்சனை என்ன அப்பிடின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மூளை வந்து ரொம்ப அதிகமா யோசிக்கும். என்னோட மூளை. உட்காந்துக்கிட்டு. உண்மையிலேயே அந்த பிரச்சனை என்ன நடந்துச்சோ, நடந்தத விட ரொம்ப அக்ரவேட் பண்ணி ஒருமாரி பயங்கரமா இருக்கும். அப்புறம் இந்த மன அழுத்தம் பெரும்பாலும் ஒரு 2, 3 விஷயங்களால தான் வரும் எப்பவுமே.
கண்டிப்பா, கண்டிப்பா. ஓ! சரிங்க. ஓ! சரிங்க, சரிங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. ஓ! சரிங்க, சரிங்க.
அ. அப்ப அந்த 2 3 விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாம ஒரு உறவுல இருப்போம். நண்பருடனோ, தோழரோ, தோழியோ, இல்ல வந்து வீட்டிலயோ, அது அம்மா கூடயோ யாராக வேணா எடுத்துக்கலாம். சரிங்களா. நாம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருப்போம். நமக்கு ஒருமாரி இக்கட்டான சூழ்நிலை வரப்போ, அவுங்க பண்ணுவாங்க, இல்ல இது பண்ணுவாங்க, நாம ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லேங்களா! நேச்சராவே அந்த இடத்தில
கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா. ஆமா, ஆமா. கண்டிப்பா எல்லாருக்குமே அந்த எதிர்பார்ப்புன்றது ஒரு நேரத்தில வரதான் செய்யும்.
ஆமா. அப்ப அந்த விஷயம் நம்ம நம்ம ஒரு டைம் போட்டிருக்கிறோம், பணம் போட்டிருக்கிறோம், இல்ல வந்து உழைப்பு போட்டிருக்கிறோம், இல்ல ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறோங்கிறப்ப, அந்த நம்பிக்கைக்கு எதிரா ஒரு விஷயம் நடந்துரும். அப்ப தான் இந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது வரும். முதல் இது கொஞ்சம் ந அதிகமாவே நடக்கும். ஆ
கண்டிப்பா, கண்டிப் அந்தமாரி மனநிலை வரம்போது உங்களுக்கு என்ன எண்ணங்கள் தோன்றிட்டு இருக்கும். ஏன்னா, ஆ மனநிலை வரது ஒரு மன அழுத்தம் வரதுன்றது ஒரு விஷயமா இருக்கும். அந்த நேரத்தில நம்ப ரொம்பவே அ எதுக்காக அந்த மன அழுத்தம் வருன்னா நம்ம ரொம்ப கோவப்பட்டுருப்போம். இல்லன்னா இத நினைச்சிக்கிட்டே இருப்போம், அப்பிடினும்போது நம்மளுக்கு அந்த ஒரு மன அழுத்தத்தில நம்மள கொண்டு போய் தள்ளும். அந்தமாரி நேரம் உங்களுக்கு எப்படி இருக்கும்?
அதாவது கோவப்பட்டுட்டா பிரச்சனை இல்ல. நான் சின்ன வயசா இருந்தப்ப ஒரு 5, 6 வருடத்துக்கு முன்னாடி பின்னாடி பேசிருவேன். பயங்கரமா திட்டிருவேன். இல்ல தோன்றத வந்து நம்ம அந்த உள்ளுக்குள்ளலாம் அடக்கி வச்சிக்கிற பழக்கமே கிடையாது. என்ன ஆச்சு அப்படின்னா அந்தமாரி திட்ட, திட்ட உறவுகள் வந்து து கட்டாகிக்ட்டே போச்சு. ஒரு கட்டத்தில. அப்போ வந்து கொஞ்சம் பொலைட்‌டா பேசுவோம். இல்லன்னா, சில சமயம் என்னத்த போய் பேசுறது அப்பிடின்னு, பேசாம மனசுக்குள்ள வச்சுக்கிறப்ப தான் அந்த மன அழுத்தமே வருது. நமக்கு அந்த இடத்தில அதுதான் இப்ப அதுவும் கொஞ்சம் வயது முதிர்ந்துருச்சு. எனக்கு இப்ப ஒரு 30, 33க்கு மேல ஆகுது அப்பிடிங்கிறப்போ வந்து, நாம வந்து எதுக்கு இருக்கிற ஒரு 2, 3 பேரையும் கெடுத்துக்கிட்டு அப்படிங்கிறமாரி கொஞ்சம் விட்டு கொடுத்து போறோம். அப்ப நம்மளால பண்ண வேண்டிய ஒரு விஷயத்த கத்தணுனு தோணும், அத பண்ணாம உள்ளுக்குள்ள வச்சுக்கிறப்ப தான் அந்த மன அழுத்தமே வந்து எனக்கு உருவாகுது. அந்த நேரத்தில. அப்போ வந்ததுச்சு அப்பிடின்னா, அந்த மன அழுத்தத்தப் பொறுத்து ஒரு நா 3ல இருந்து 4 முறைகள் வச்சிருக்கேன். அந்த முறைகள் ஒவ்வொன்னும் மன அழுத்தம் அதிகமா இருக்கா? கம்மியா இருக்கா? மீடியமா இருக்கான்னு பார்த்து அதுக்கு ஏத்தாப்ல அந்த ஒரு சில விஷயங்கள் பண்ணுவே ம்.
ம். சரி. ம். சரி, சரி. கெடையாது. ஆ, சரிங்க, சரி. ஆமா, ஆமா. ஆ. ஆமா, ஆமா. கண்டிப்பா அது தான் சொல்லலாம். ம், ம். கண்டிப்பா. <laughs> கண்டிப்பா, கண்டிப்பாங்க. அது உங்க மன அழுத்தத்தை நீங்களே மீட்டர் வச்சு அளந்துப்பீங்க அப்படின்ற மாரி சொல்லலாம் இந்த அளவு ஆ. அது சரிங்க. ச
ஆ. ஆமா, ஆமா, ஆமா. மன அழுத்தம் சின்னதா இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு முறை, கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனா அதுக்குகொன்னு, ரொம்ப பெருசாக இருக்குன்னா அதுக்கு ஒரு முறைன்னு 3 மெத்தேர்டு வச்சிருக்கேன். அதத்தான் போய் செய்வேன். எப்பவுமே அந்த இதில ஆ இத முதல் முறை வந்து கொஞ்சம் எளிமையானது நல்ல எளிமையானது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் வந்து இந்த அ, இனிப்பு சார்ந்த உணவு வகைகள் நான் சாப்பிட மாட்டேன். அது ஒரு 5, 6 வருடங்களா, சரிங்களா. எனக்கு ஆனா குடுத்தீங்கன்னா 1/4 கிலோ 1/2 கிலோ கூட திம்பேன். அந்தமாரி தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் நானு அப்புறம் ஒரு கட்டத்தில செரிமான கோளாறுகள், உடல் சார்ந்த பிரச்சனைகள் வந்தப்ப நிறுத்திட்டேன். இன்னைக்குமே சாப்பிடுறது இல்ல. பெரும்பாலும். அப்ப என்ன பண்ணுவேன் அப்பிடின்னா இந்த மாதிரி மன அழுத்தம் வர்றப்ப, மைண்ட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்‌சா இருக்கும். சரிங்களா!
முறை. ஓ! சூப்பர், சூப்பருங்க. ஆ ஆ. ச ஆ. சரிங்க, சரிங்க. சரிங்க, சரிங்க. ம். சரிங்க. ஆ. ஆ. ஆமா. கண்டிப்பா. ம்.
அப்ப தான் நான் ஒரு கட்டத்தில ஒரு ஆ ஆய்வு கட்டுரையில படிச்சேன். அ அதாவது வந்து ஆ சர்க்கரை அதிகமாக உபயோகிக்கிற உடல் உறுப்பு எதுனா? மூளை மட்டும் தானாமா எப்பவுமே. அதுக்கு தான் அந்த போதை வந்து தேவைப்படுமாம். சர்க்கரையில இருந்து ஒரு கிக் வரும் பாத்தீங்களா சாப்பிடறப்ப, அது மூளைக்கு தான் பெரும்பாலும் நேரடியா போகுமாம். மற்ற உறுப்புகள்லயே எதுக்கும் பெரிசா விருப்பப்படாது போல இருக்கு.
ஓ! சரிங்க, சரிங்க. ஆ. ஆமா, ஆமா. <chuckles> ஓ! சரிங்க, சரிங்க. ஆ.
அதனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வண்டி எடுப்பேன். எடுத்துட்டு நேரா எ நான் தங்கியிருக்க நகரத்தில, இந்த சு பேக்கரிக்குன்னு ஒரு பழைய ஒரு 100 வருச பழமையான ஒரு பேக்கரி இருக்கு. அந்த இதில. அங்க போயிட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அவுங்க அதோட சாக்லேட் கேக் வச்சிருப்பாங்க. அது நல்லாருக்கும். கூடவே வந்து ஒரு ஜாப்பனீஸ் கேக் ஒண்ணு இருக்கும். அந்த 2டையும் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா, அத எடுத்து உள்ள விட்டோம். ஒரு ஒ நமக்கு பிடிச்ச ஒரு டிவி சீரிஸோ! ஏதோ ஒண்ணு போட்டுட்டு அப்படியே அமைதியா அத உட்காந்து பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து மனசுக்கு வந்து ஒரு நிம்மதி கிடைக்கும், ஒரு 2 நாள் தாங்கும் அந்த விஷயம் பண்ணோம் அப்பிடின்னா.
ஓ! சரி, சரி. ஆ. சரிங்க. ம். சரிங்க. <laughs> ஓ! பாத்தீங்களா! இது தெரியாம போச்சு. நான் கூட ரொம்ப நாள் மன அழுத்தத்தில இருந்திருக்கேங்க இப்ப இனிமேட்டு அத தான் ட்ரை பண்ணணுனு இருக்கேன்.
ஆமா, ஆமா. அதுக்குன்னு ஆனா கொஞ்சம் அளவா சாப்பிடு. எனக்கு வந்து அந்த கட்டுப்பாடு வர்றதுக்கு வந்து ரொம்ப காலம் ஆச்சு. ஏன்னா எடுத்தோன்ன முதல்ல போறப்பலாம் 4 ஜாப்பனீஸ் கேக்கு, 4 சாக்லேட் கேக்குன்னு வாங்கிட்டு வந்து ஒரு வாரம் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன். அப்புறம் வெயிட் போட்ரும், சுகர் ஸ்பைக் ஆகும். அதனால கொஞ்சம் கட்டுப்பாடா பண்ணணும். 2வது முறை என்னென்னு சொல்லி பாத்தீங்கனா அப்பிடின்னா <swallows> எனக்கு வந்து இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து பிடிக்கும். அது அது ஆனா ரொம்ப கெட்ட விஷயம். இருக்கிறதுலேயே பயங்கர அ உருளைக்கிழங்கு அவ்ளோ கேவலமாக்கி சாப்பிடவே முடியாதுங்கிற மாரி நம்ம ஊர்ல பண்ணி வச்சிருப்பாங்க. அது
ம். புரியுது, புரியுது. ம். அ. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா, ஆமா. ஆ! சரிங்க, சரிங்க. ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. அது து உருளைக்கிழங்கும் ஒரு வகையில நம்மளுக்கு உடலுக்கு வந்து கேடுன் அ சார் எடுக்ககூடாதுன்னு சொல்லுவாங்க அவ்வளவா அதையும் டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிடுறது இன்னுமு இதுன்னு சொல்லி.
ம். ஆமா. ஆ. ஆமா. டீப் ஃப்ரையி அவுங்க இத வந்து டேலோனு ஏதோ ஒன்னுல தான் ஃப்ரை பண்ணுவானுங்க, அதும் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருப்பானுங்க, ஒ பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது. நம்ம ஊர்ல அந்த சரியான ஆ, ஃப்ரைஸு செய்யக்கூடிய இது வந்து ரொம்ப கம்மி. பிகீஸ் பர்கர்ன்னு ஒரு கட இருக்கும். அந்த கட வந்து எல எல்லா பக்கமும் இருக்கும், இந்தியா முழுவதும். அந்த கடையில ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்பிடின்னு கொஞ்சம் விலை அதிகமா இருக்கும். KFCல ஸ்கே KFCல இருக்கான்னு எனக்கு தெரில, நான் போகாம சொல்லக்கூடாது. ஒரு 1 1/2.
ஆமா. அ ஆ! சரிங்க. ஆ. ஓ! சரிங்க, சரிங்க. இருக்குங்க நாங்க சாப்பிட்டுருக்கோங்க, ஆனா ஆனா நீங்க இருக்க இடத்தில இருக்கான்னு சொ தெரியலேன்னு சொல்றீங்களா?
ஆ, ஆ. KFC இருக்கு. நான் போய் சாப்பிட்டது இல்ல. அந்தமாரி அதுக்குன்னே கொஞ்சம் சிறப்பா இருக்க ஒரு கடையில அதுவும் கொஞ்சம் இந்த கோழி கறிய சார்ந்தே ஏதாவது சின்ன விஷயங்களும் ஆர்டர் போடுவேன். போட்டுட்டு இந்த மாதிரி மன அழுத்தம் இருக்கிறப்பயே பார்க்கிறக்குன்னு சொல்லிட்டு சில படங்கள் வச்சிருப்பேன்.
ஓ! சரி. ஆ. சரிங்க. ஓ! சரி, சரி.
அந்த படங்கள் முன்னாடியே நான் பாத்து முடிச்சிருப்பேன். அதுல ஒரு சில காட்சிகள்லாம் நல்லா இருக்கும் அப்டீங்கிறப்ப அந்த படத்தைப் போட்டுட்டு, அந்த படத்தை பாத்துக்கிட்டே வந்து சாப்பிட்டுட்டு அகலமா படுத்து தூங்
ஆ. அதாவது, உங்க மனநிலைய மாத்திக்கிறதுக்காக இந்த விஷயம்லாம் செய்றீங்க அப்டீன்ற மாரி இது. ஆ சரி, சரி. ஆ.
ஆமாமா. இப்ப "Schindler's List"ன்னு ஒரு படம் இருக்கு. அந்த படத்தை வந்து நான் பாத்தேன், அப்டீன்னா அவர் எவ்ளோ நல்லவரா இருந்து அந்த ஜ்யூஸ காப்பாத்தினாரு அப்டீங்கிற மாதிரி ஒரு கதை அமைப்பு அது. நல்லா எடுத்திருப்பாங்க. அப்போ வந்து அதை பாக்குறப்ப, எனது மனசு வந்து கொஞ்சம் அமைதியாயிரும். அப்ப நம்ம யோசிச்சிட்டு இருக்கிற அந்த சத்தங்கள்லாம் உள்ளே இருந்து கேட்கும் இல்லையா, "இது அப்படியா இருக்கலாம். இது அப்படி பேசியிருக்கலாம்." அப்டீன்னு சொல்லிட்டு. அது எல்லாமே வந்து மொத்தமா ஓரளவிற்கு, அமைதியாக்கப்படும். இது வந்து ஒரு 2ஆவது முறை அப்டீன்னு சொல்லலாம். இது அ சில சமயம் பாத்தீங்க அப்டீன்னா ரொம்ப பெரிய ரொம்ப நாளா ஓடிக்கிட்டு இருக்கும், சில விஷயங்கள். தொடர்ந்து வந்து 1 வாரம், 2 வாரம், 3 வாரம், ஏன் மாதக்கணக்கில போறப்ப வந்து அ என்ன ஆகும்ன்னா, இதெல்லாம் ஒத்து வராது. ம், நீங்க சாப்ட்டு பாத்திருப்பேன். படம் பாத்து வைச்சிருப்பேன். அந்த எனக்கு பிடிச்ச விஷயங்கள கூட பண்ண முடியாத மாரி 1 கட்டம் வரும் தெரியுங்களா, "ய என்னடா பண்றது?" அப்டீன்னு மண்டைய பிச்சுக்கிட்டு உக்காந்திருப்போம் இல்லைங்களா! அந்த நேரத்துக்கு வந்து உணவு வகைகள் பெரிசா நம்ம சாப்பிடலாம். சாப்பிட்டாலும் அது சரியா செரிக்காது. அதை வந்து அதிலிருந்து வர சந்தோஷத்தை நம்மால அனுபவிக்க முடியாது, அந்த உணவு வகைகள்ல. அ என்ன பண்ணுவேன் அப்டீன்னா, நண்பர் இருப்பாங்க. அனா, நண்பர்னா நம்ம எல்லார்கிட்டயும் சொல்ல முடியாது அந்த இதில.
<laughs> சரிங்க. ஓ! சரி, சரி. ம். ஆமாமா, ஆமா. <laughs> சரி. ம். கண்டிப்பா, கண்டிப்பா. பிரச்சனை. ஆமாமா. ஆ. <chuckles> கண்டிப்பா. ஆமா. ஆமாங்க. ஆமா. கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா, ஆமா. அது உண்மைதாங்க. <laughs>
ம். அதாவது எப்படின்னா, அ அதுக்கு என்ன மாதிரி நண்பர் வேணும் அப்டீன்னா, "ஏய் வர வழியில ஒருத்தன் மண்டையைப் பொளந்துட்டேண்டா, போலீஸ் வந்துகிட்டு இருக்கு." அப்டீன்னா, <laughs> அப்ப அந்த நபர் வந்து, "நல்லா நீந் நீ பொளந்திருக்கேனா உண்மையில அவன் தான் உன்ட்ட ஏதோ தப்பா பேசியிருப்பான்!" அப்டீன்னு, நம்மளை எந்த ஒரு அ எடைபோடுதலும் இல்லாம அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய நண்பர்கள் கிடைக்கிறது ரொம்ப அரிது அந்த மாரி.
ஐயயோ! ஆ <laughs> ஆ! கண்டிப்பா, கண்டிப்பா. நம்ம என்ன சொன்னாலும் அதை நம்ப பக்கமே பாத்து நம்பள ஊக்கவிக்கிற மாதிரியே பேசுவாங்க. அந்த மாதிரி நடந்திருக்கு. ஆ.
ஆமா. ஆமா. அந்த மாதிரி ஒரு 2 நண்பர்கள். அதுக்கப்புறம் அசிங்கமா திட்டுவாய்ங்க, தப்பு பண்றப்ப. அது வேறு விஷயம். ஆனா அந்த மாதிரி நபர்கள் 1 2- 2 பேர் இருப்பாங்க. இல்லாட்டி ஒருத்தர் இருப்பாங்க. அவங்ககிட்ட போய்ட்டு நாம அப்படி புலம்ப ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், புலம்புறதுல பிஹெச்டி அவார்டே வாங்கலாம் அப்டீங்கிற மாரி. <laughs> அது பகிர்ந்துக்கணும், அவ்வளோதான். அது அது வந்து இப்போ அவங்களுக்கு ஒரே பிரச்சனை, அதுமாதிரி மன அழுத்தம் வரப்போ அந்த மாரி தான் பண்ணுவாங்க. இப்ப கடந்த 1 1 வருடத்தில பாத்தீங்கன்னா கொஞ்சம் சரி இல்ல, சூழ்நிலை. அப்பப்போ கொஞ்சம் டிப்ரஷன், மன அழுத்தம் அதுக்குள்ள தான் போறப்போ, அந்த 1 நபர் தான் வந்து தினசரி 1 மணிநேரம், 1 1/2 மணி நேரம் பேசுவார் என்கிட்டே. அந்த நம்மகிட்டே இருக்கிற குப்பையெல்லாம் வாங்கிப்பாரு அவரு ஃபுல்லா அந்த இடத்துல.
<laughs> தெரியும், தெரியும். அ. <chuckles> <laughs> <laughs> கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமாமாமா. ஆ. ஆ. ம். சரி, சரி. <laughs> கண்டிப்பா வாங்க. <laughs> கண்டிப்பா. ஆனா, அது ஒரு நல்ல ஒரு மன அழுத்தத்தை வந்து குறைக்கும் தான் சொல்லலாம். நீங்க வந்து ரொம்பவே அழகா சொன்னீங்கன்னு தான் சொல்லுவேன் நானு. ஆ, இது தவிர்த்து வேறு எதுவும் இருக்கா, இந்த 3 வித்தை தான் நீங்கள் கையாள்றதா?
இது இது பெரும்பாலும் பண்ற விஷயங்கள். எனக்கு இப்ப புதுசான ஒரு முயற்சி எடுத்துட்டு வர்றதுனு பாத்தீங்க அப்டீன்னா, முன்னாடி வந்து இந்த Instagram இருக்கு பாத்தீங்களா? அது வந்து 1 கட்டத்தில 1 உறவு முறிவு ஏற்பட்டது, என்னுடன் இருந்த 1 பெண் தோழியோட, ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி. அப்ப காலகட்டத்தில Instagram எனக்கு ரொம்பவே உதவுச்சு. எல்லாரும் இன்னைக்கும் எனக்கும் தெரியும், அதுக்கு நான் அடிக்ட் ஆயிட்டேன், இல்லை வந்து அது தப்பான விஷயம், அதெல்லாம் சரிதான். ஆனா, அதில எனக்கு பிடித்த படங்கள், அதுல வர அதை சார்ந்த காட்சி அமைப்புகள், அப்டி இல்லைன்னா வந்து கொஞ்சம் இந்த இதெல்லாம் போடுவாங்க, எடிட்ஸ்லாம் போடுவாங்க. அனிமே உடைய எடிட்ஸ்லாம் போடுவாங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். அதனால அதை பாக்குறப்ப நல்லா இருக்கும். அப்பறம் இப்ப காலகட்டத்தில வந்து பெரும்பாலும் புதுசா இந்த மன அழுத்தத்தை சமாளிக்கறதுக்கு சேந்திருக்கிற விஷயங்கள் என்னன்னா, ஆ "Solo Leveling" அப்டீன்னு சொல்லிட்டு ஒரு அனிமே இருக்கு. கேள்விப்பட்டு இருக்கீங்களா நீங்க?
ஆமா. ஆமா. ஓ! சரிங்க. ஓ! சரிங்க சார். ஆ. புரியுது. ஆமாமா. சரிங்க சார். இல்லங்க. இல்ல, இல்ல.
ம். "சோலோ லெவெல்லிங்" அப்படீன்னு சொல்லிட்டு ஒரு அனிமே வந்து ஜாப்பனீஸ் அனிமே இருக்கு. அப்புறம் வந்து "டீமோன் ஸ்லேயர்" அப்படீன்னு சொல்லிட்டு ஒரு அனிமே இருக்கு. இந்த மாரி இதெல்லாம் ஃபீல் குட் அனிமேஸ் அதாவது பொம்மை படம்ன்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா அதில ஒ கதாபாத்திரங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கிற விதம், அந்த கதை எடுத்துட்டு போற விதம் பார்க்கறதுக்கே கொஞ்சம் நல்லா பயங்கர கலர்ஃபுல்‌லா இருக்கும். இந்த சின்ன பிள்ளைங்க உட்காந்து கார்ட்டூன் பார்க்கிறாங்க தெரியுங்களா? அதே மாரி தான், எனக்கு வந்து அந்த அனிமே பார்க்கிறது வந்து ரொம்ப அற்புதமா புடிக்கும். இது வந்து பெரும்பாலும் என்னன்னா இப்ப நான் சொன்னதில நண்பர்கள் அப்படிங்கிறது மட்டும் தான் வந்து நான் பேசுவனே தவிர, மத்தபடி உறவினர்களோடையோ, இல்லை வீட்டில் இருக்கிறவங்களோடையோ நம்பளால எதையும் பகிர்ந்துக்க முடியாது. இ ஏன்னா அவங்க வந்து முதல்ல மனிதர்களுக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா, பேசவுட்டீங்கன்னா அற்புதமா பேசுவாங்க. நல்லா பேசுவாங்க. ஆனா நம்ம பேசுறதை முழுவதும் கவனிக்கிற திறன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் இருக்காது அவங்ககிட்ட. உடனடியா என்ன மூடுக்கு இறங்கிருவாங்கனா, ஒண்ணு டிஃபென்சிவ்‌வா இறங்குவாங்க. "இல்லை, இல்லை இதை நீ அப்படி பண்ணியிருக்கலாம், இப்படி பண்ணியிருக்கலாம்." அப்படீன்னு சொல்லிட்டு இறங்குவாங்க. அப்படி இல்லைனா என்ன பண்ணுவாங்க அப்படீன்னு பாத்தீங்க அப்படீன்னா, "நீ வந்து தப்பு பண்ணீட்ட" இல்ல வந்து நம்மளை ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. "ஏன் நீ அப்படி பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரு இதை தான் வெளியில மேலை நாடுகள்ல பாத்தீங்க அப்படீன்னா, இந்த மன அழுத்தத்துக்கு கவுன்சிலிங் போவாங்கன்னு சொல்வாங்க தெரியுங்களா? அந்த இதில போய்ட்டு, ஒரு சைக்காலஜிஸ்ட்‌ட பார்த்துட்டு, ஒரு $150ஐ பே பண்ணி, உட்காந்து ஃப்ரீயா பொலம்புவாங்க அந்த இடத்தில. நான் வந்து அநேகமா இந்தியாவில அதை சார்ந்த ஒரு பெரிய பிசினஸ் மே பி பெருநகரங்கள்ல இருக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நல்ல சைக்காலஜிக்கல் கவுன்சில்ஸு நான் யோசிக்கிறப்ப நான் சில சமயம் யோசிப்பேன். ம் நாமளே அத தொழிலா போட்டு உட்கார்ந்துறலாம். அப்படி உட்கார்ந்தோம் அப்படீன்னா நமக்கும் வந்து வந்துரும் அப்படி. ஆனா உண்மை என்னன்னா, ஆ நமக்கு புடிக்காத வேலையில இருக்கப்பயும் மன அழுத்தம் வரும், புடிக்காத உறவில இருக்கிறப்பயும் மன அழுத்தம் வரும். எல்லா கட்டங்கள்லயும் வருது. அது உண்மை என்னன்னா, உங்களுக்கு தெரியும் என்ன சரியான விஷயம், என்ன பண்ணா இந்த பிரச்சனை சரியாகும்னு. ஆனா அதை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில இருப்போம். இல்லை, அதை செய்ய முடியாததுனால உடம்பில ஒரு வலி வரும். இல்லை மனசில ஒரு வலி வரும். அப்படீங்கிறப்ப, பெரும்பாலும் அந்த பிரச்சனையை சரி பண்ணிட்டோம் இல்ல அது பண்ணுற விஷயம் ரொம்ப கொடுமையா தான் இருக்கும். ஆனா அதை பண்ணிட்டோம் அப்படீன்னா, இந்த மன அழுத்தத்திலேருந்து வெளிய வரதுங்கிறது கொஞ்சம் எளிமையா இருக்கும், இந்த இதுல.
ஓ! சரி. ஓ! சரி. சரி. ஓ! சரிங்க, சரிங்க. ஆமா, ஆமா, ஆமாங்க. முடியாது. கண்டிப்பா, கண்டிப்பா. ம். கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. அம். கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா. ஆமா, ஆமா, ஆமா. <laughs> கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. <laughs> கண்டிப்பா. ஆமா. அம். கண்டிப்பா, கண்டிப்பா. சரி, கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. போய் வந்துறலாம். அந் கண்டிப்பா, கண்டிப்பா. அதாவது நீங்க ரொம்பவே அழகா சொன்னீங்கன்னு தான் சொல்லலாம். நீங்க வந்து அந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்காக ஒரு 3 லெவல்ன்ற மாரி செட் பண்ணி வச்சிருந்தீங்கல்ல, அது ரொம்பவே அழகா இருக்குன்னு தான் சொல்லலாம். அதில முதல் லெவலா நீங்க இந்த ஸ்வீட் சாப்பிடுறது தான் சொன்னீங்க. அது எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா சில நேரம் நானுமே மன அழுத்தத்தில இருக்கும்போது, ஒண்ணு நான் ஏதாவது பேசி பேசி சில பேர்லாம் சொல்லுவாங்க பாருங்களேன், அந்த மன அழுத்தம் வரம்போது தான் நல்லா சாப்பிட்டா அது வந்து அந்த ஒரு ம் மைண்ட் வந்து ஃப்ரீ ஆயிடும் அந்த மாரி சொல்லுவாங்க.
ம். ஆமா. அது ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் போகக்கூடாது. கொஞ்சம் குறிப்பிட்ட மோ ஏன்னா ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் போனீங்கனா, உடம்பு ரொம்ப ஒரு மாதிரி போய்ரும். அதனால கொஞ்சம் அளவா சாப்பிடணும், அந்த இதுல.
ஆமாமா. ஆமா, அ ஆமாமா. ஆமா. அந்த மாரி இருக்கும்போது நான் வந்து எனக்கு எப்பவுமே மன அழுத்தம்னா, "மொத வந்து 1 டீயும், பட்டர் பிஸ்கட்டும் சாப்பிட்டா எனக்கு வந்து எல்லாமே தீர்ந்துரும்." அப்படீன்ற ஒரு மனநிலையில தான் நான் எப்பவுமே இருப்பேன். இப்ப நீங்க சொல்லம்போது, நானுமே ஸ்வீட் அதிகமா சாப்பிடக்கூடிய ஆள் கெடையாது. அது வந்து "எனக்கு ஸ்வீட்டே பிடிக்காது." அப்படீன்னு தான் சொல்லலாம் என்னைய பொறுத்த அளவுக்கு. அந்த மாரி நீங்க சொன்ன அந்த ஒரு சின்ன சின்ன டிப்ஸா இருக்கட்டும், அந்த புலம்புறதெல்லாம் ஃப்ரெண்டை கூப்பிட்டு புலம்புறதெல்லாம் நானுமே நல்லா பண்ணுவேன். ஆனா சில கட்டத்துக்கு மேல, "நம்மளால எல்லாத்தையுமே போய் சொல்ல முடியும்." அப்படீன்னு கேட்கும்போது, இல்லாதம் போது தான் ஆ அதுக்கான ஆயுதத்தை நானும் உங்கள மாரி ஒரு எதையாச்சும் எடுத்து கையில அழுந்து, அந்த டீ போட்டு குடிக்கிறதோ அந்த மாரி அந்த மாரி ஒரு விஷயத்தில இறங்குவேன். அதாவது நீங்க ரொம்பவே அழகா சொன்னீங்கன்னு தான் சொல்லலாம் ஒரு ஒண்ணு. ஆ அதுக்கான லெவல்லாம் இப்படி இருக்கு. அதுக்கு நான் இதெல்லாம் முயற்சி பண்ணுவேன்னு சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவும், ஆர்வமா இருந்துச்சு அதை கேட்கறதுக்கு. "அடுத்த அடுத்த லெவல் என்ன சொல்லுவீங்க?" அப்படீன்ற மாரி. உங்கள்ட்ட பேசினது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சுங்க. நன்றி.
<laughs> சரி, சரி. புரியுது. ம். <laughs> <laughs> உங்களுடன் பேசியதில் எனக்கும் மிக்க மகிழ்ச்சி. நன்றி.